கண்டிப்பா. ஏன்னா இப்
அது உண்மையிலே நல்லதா, கெட்டதான்னு அவுங்க யோசிக்கறது இல்ல.
ம். ஏன்னா, இப்ப இருக்கிற காலகட்டங்கள்ல தான், இந்த சமூக வலைத்தளங்கள், அ காணொலி, ஃபோன்ல இப்படி அ வர்றதை நம்ம பாக்குறோம். இதேது முந்தைய காலங்கள்ல வந்து, நீங்க சொன்னது போல, அந்த ஹீரோவ வச்சு அ விளம்பரப்படுத்துறது தானே, அந்த இன்ஃபுல் அ இன்ஃப்ளுயன்ஸர் ஆகுறது? எல்லாருமே மக்கள் எல்லாருமே அவுங்க பின்னாடி போகுறது. இப்ப இருக்குற காலகட்டங்கள்ல தான், அ ஃபோனுன்றது வந்தது. அப்ப வந்து, இந்த மாரி தா தொலைக்காட்சியில விளம்பரப்படுத்துற, அந்தத வச்சு தான் எல்லாரும் வந்து இது பண்ணாங்க. நீங்க வந்து அந்த மாதிரி தொலைக்காட்சிங்கம்போது, நீங்க அ என்னா மாரி நெனைக்கிறீங்க? தொலைக்காட்சியிலயும் இந்த மாரி ஆ இருந்ததா?
ம். ஆமா. ஆமா, துவக்கத்துல வந்து நம்ம நாட்டுல வந்து, இந்த ஆ 1990கள்ல எல்லாம் அந்த அ குளிர்பானங்கள் கிடையாது. பன்னாட்டு நிறுவனங்களோட குளிர்பானங்கள் அப்பக் கிடையாது நம்மட்ட. அப்பப் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சோடா குடிப்பாங்க. கலர் சோடான்னு இந்த 2 இது தான் குடிப்பாங்க. உள்ளூர்ல செய்யப்பட்டது.
ம். ம், ம். ம், ம்.
அதனால மக்களுக்குப் பெரிதா உடல்ல கொ பிரச்சனைகள் வந்தது கிடையாது. ஆனா, அந்தப் பன்னாட்டு நிறுவனங்கள் என்னா பண்ணாங்கன்னா, இவுங்க வந்து பெரிய பெரிய நடிகர்களப் பிடிச்சு, அவுங்க மூலமா வந்து, படங்கள்ல கு இது வந்து குடிக்க படங்கள்ல நெறையா இடங்கள்ல பாத்தீங்கன்னா, கொக்கோ கோலா, பெப்சின்னு இப்படி விளம்பரங்கள் அதோட போர்டு இருக்கும். அந்த நடிகர்கள் குடிக்கிற மாரி காட்டுவாங்க. விளம்பரங்கள்லயே நடிக்கிற மாரி காட்டுவாங்க. அ அப்படி கொண்டுவரப்பட்டது என்னான்னா, ஒரு காலத்துல இன்னைக்கு இந்த கலர் சோடா இதுங்கிறதே இல்லாம போயிருச்சு. இப்ப இது இந்த தா இந்த பன்னாட்டு நிறுவனங்கள் குளிர்பானங்கள் பாத்தீங்கன்னா, அது உடலுக்கு நல்லது கிடையாதுல்ல. அது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு சக்கரை வியாதி, இந்த மாரி தான் கொண்டு போய் விட்டுருச்சு.
ம். ம், ம். ம், ம். ம். ம், ம்.

ம், ம்.
பெரும்பாலும். அதனால, அத நம்ப யோசிச்சு, தொட்டு பாத்து வாங்குனாதான் தெரியும். இது நல்லாருக்கு, நல்லா இல்லன்னு. அதே மாரிதான் சமூக வலைத்தளமும். அவுங்க வ அவுங்க வந்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் பண்றவங்க எல்லாம் அவங்களோட தேவைக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்குத் தான் வர்றாங்க. யாருமே சமூக சேவை செய்யறதுக்கு வர்றது இல்ல. அதனால நம்ம அதப் பாக்கிறவங்க வந்து யோசிக்கணும் இது நமக்குத் தேவைதானா? இவரு சொன்னாலும் அதை நம்பி வாங்கக் கூடாது. இவுங்களும் போய் வி-விசாரிக்கணும். தீர விசாரிச்சு பண்ணணும்.
ம். ம். ம், ம். ம், ம். ம். ம், கண்டிப்பா, இப்ப நீங்கச் சொன்ன வார்த்தையில வந்து, இந்தத் தீவிர விசாரிச்சு வந்து, வாங்கணும்னு. அது வந்து மக்கள் எல்லாருமே வந்து கொஞ்சம் முன்னெடுத்து, கொஞ்சம் எல்லாத்தையுமே வந்து நம்பாம, கொஞ்சம் விசாரிச்சு அங்க ஆ எல்லார்ட்டயும் கேட்டு, அந்ததை பண்ணாங்கன்னா, நல்லா இருக்கும்ன்னு நினைக்கிறேன். அதே மா இந்தத தெரிஞ்சுக்கிட்டாலே, மத்தவங்க வந்து ஈஸியா ஏமாறவங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவங்களும் இருந்துகிட்டுதானே இருப்பாங்க! அதுதான் வந்து இதுக்கு பொருந்துதுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க அந்த மாதிரி எதானே நெனைக்கிறீங்க?
ஆமா, கண்டிப்பா அதுதான். நீங்க அ இது என்னான்னா, ஒரு காலத்துல வந்து இந்தச் சமூக வலைத்தளம்லாம் வர்றதுக்கு முன்னால எம்-எல்-எம்ன்னு ஒண்ணு வித்துட்டு இருந்தாங்க. ஒரு அப்ப ஒரு அந்த மாரி ஒரு வணிகம். அதாவது, நீ ஒ 10 பேர சேத்துவுட்டா, இவ்வளோ காசுன்னு சொல்லி, ஒரு வணிகம் வந்து நீ ஏமாத்திட்டு இருந்தாங்க. அதுல என்னான்னா, சந்தையில விற்பனை பண்ணப்படாத பொருள்கள வந்து நேரடியா அதாவது, சரியான வகையில வந்து விற்பனைக்கு வராது. அது இந்த மாரி தெரிஞ்சவங்களாம் வித்து, வித்து அதுல கெடைக்கக்கூடிய அந்த விற்பனைக்கு அந்த சந்தைப்படுத்துதலுக்கான செலவ வந்து இவுங்களே பகிர்ந்துக்கிடுவாங்க "எம்-எல்-எம்" அப்டின்னு.
ம். ஆமா. ம், இத அந்த த நேரம்லாம் ரொம்ப எல்லாருமே ஏமாந்தாங்க. அ நீங்கச் சொல்றது மாதிரிக்கு எல்லாருமே வந்து, இதுல வந்து ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், மக்கள் தான். உண்மை தன்மைய கண்டறிய. அப் அ அதனால நீங்க சொன்ன சில வார்த்தைகள்லாம் எனக்கு ரொம்ப ஒரு நல்ல இத கொடுத்தது. உங்ககிட்ட பேசின அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றி!
ஆமா. உங்களுடையும் பேசுனதுல, மிக்க மகிழ்ச்சி. நன்றி.